ஆ, ஆமாங்க. எனக்கு வந்து பெரும்பாலும் ப மலர்களை பறித்து தலையில வைக்கிறது எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்க எனக்கு. அதே மாரி ஆ ஜ மல்லி பூவும் அதே மாரி தான். அதாவது நாங்க அங்க இருக்கும்போது, எங்க வீட்ல இல்லாத செடியே இல்ல. எல்லா வகையான பூக்கள் செடியும் இருந்துச்சு. செம்மந்தி இருந்துச்சு, சம்மங்கி இருந்துச்சு. ஆம் ஆம். இது ஹைபிஸ்கஸ் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, செம்பருத்தி சொன்னேன் இல்லையா? அது எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு எங்க வீட்ல. அதே மாரி அதும் இந்த ச சந்தன கலரும், வெள்ள கலரும் கலந்து அந்த ரெண்டு செடியும் ஒண்ணா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கலந்து அ ஒரு ஒரு பூ அத கலந்து அதாவது இது தண்ணி செடி அது தண்ணி செடிதான். ஆனா ரெண்டும் கலந்தாப்பல உங்களுக்கு பூக்கும்.
பரவாலங்க. ம். பரவால. ஆமா, ஆமா, ஆமா. பரவால. சரி. ஆமா. பார்க்கவே அழகா இருக்கும்.
பார்க்கவே செம்ம அழகா இருக்குங்க. அதே மாரி இந்த சிவப்பு செம்பருத்தி, அவ்வளோ ஒரு சிவப்புங்க! அடுக்கு செம்பருத்தி அவ்வளோ ஒரு அழகு அது. அப்டியே அந்த ரெட் கலர், அப்டியே நம்ம கையில தீர்த்தி வச்சுக்கோங்களேன் அப்டியே ரெட்டா இருக்கும் நமக்கு. அந்தப் ஆ அந்த பூவெல்லாம் அப்டியே பூத்து ஃபுல்லா பூத்து விரியும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அழகா எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். இந்த மாரி வந்து
ஆமா. கண்டிப்பா. அடே அப்பா! பரவால. காலையில நீங்க வந்து, அந்த பூக்கள், செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவீங்க. அந்த மாரி, அதெல்லாம் அந்த இயற்கையோட பேசுற பேசிக்கிட்டே ஊத்துற மாரி காலையில அழகான பொழுது நீங்க கழிப்பீங்கன்னு நெனைக்கிறேன்!
ஆமா. ஆமா. அத நாங்க உ தண்ணி ஊத்தவே தேவை இல்லைங்க. ஏனா, அங்க தான் மழை பெஞ்சு இருக்குமே! ஆமா. ம். மழ பெஞ்சே இருக்கும் எப்பவுமே பனீ ஊத்திக்கிட்டே இருக்கும்.
ஓ! மலை பிர அதாவது உங்க மலை பிரதேசத்துல சரி, சரி, சரி, சரி. அந்த மலை பிரதேசங்கிறதுனாலே அடிக்கடி மழ வரும்ல?
ஆமாங்க. பனி ஊத்திட்டே இருக்கும் அங்க எல்லாமே.
ஆ, பனி அடிக்கடி ஊத்திட்டே இருக்கும். அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போமே.
ம். ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஏங்க நீங்க சும்மா ஒரு ச ஸ்டெடி சாதாரணமா வச்சு மண்ணு போட்டு மூடினீங்கன்னா, உடனே வந்துரும்.